அந்த பெரிய பாவா இருக் பாவக்கா இருக்கு இல்லையா? பெரிய பாவக்கா வந்து. அ நல்லா கழுவிட்டு, சுத்தம் பண்ணிட்டு அத வட்டவட்டமா நறுக்குவாங்க.
ஆமாமா. ம். ம். ம். ம்.
உல்லற இருக்குற விதைகள்ல ஃபுல்லா எடுத்துருவாங்க. எடுத்து வச்சுட்டு அது முதல்ல வந்து எண்ணெயில வந்து அத பொரிச்சு எடுத்துருவாங்க. ஆமா. வடகம்லாம் போட்டு பொரிப்போம் இல்லையா? அந்த மாரி? வட்டமான பாவக்காவ வந்து எண்ணெயில போட்டு பொரிச்சு, தனியா எடுத்து வச்சுட்டு. அதுக்கப்புறம், சின்ன வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு மொளகாப்பொடி போட்டு, அத வதக்கி உப்பு போட்டு, கடைசியா இறக்கும் போது, கொஞ்சம் போல வெல்லம் போட்டு இறக்குவாங்க.
ம். ம். ம். ம். ஆமாமா. ம். ம். ம். ம். ம். வெல்லம் போட்டு. ம். ம்.
ஆமா. அதிலிருக்க கசப்பு தன்மைய வந்து முழுசா மாறிடும்.
ஓ! சரி. ம், ம்.
அது வந்து. ஆ. அந்த எண்ணெயில பொரிக்கிறதுனாலயும் கடைசியில ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு துளி வெள்ளம் சேர்க்குறதுனாலையும் கசப்பு தன்மை ரொம்பவுமே மாறி, அது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு பலகாரமா ஆயிரும். சாப்பாட்டு.
அந்த வெல்லம். ம். ம். ம். ஆமா, குழந்தைகளுக்கு அது ரொம்ப பிடிச்சிரும் இல்லையா? பொருஞ் பொரிஞ்ச ஐட்டம்னாலே பிடிக்கும். அப்படிங்கிற பட்சத்துல இது பொரிஞ்சு ஒரு இனிப்பு சுவையோட இருக்குங்கும்போது, இப்போ கூடுதலா அவங்களுக்கு பிடிக்கும்.
ஆமா.

கண்டிப்பா, கண்டிப்பா. அந்தமாரி பாவக்கா வந்து அத்தனை பேருக்கும் பிரியம். எல்லாருக்குமே வந்து கேட்டு வாங்கி சாப்பிடுறமாரி அந்த ஒரு ருசியா இருக்கும் எல்லாருக்குமே.
ம். ம். ம். ம்ஹ்ம். அ.
அவுங்க அதேமாரி வடகம்லாம் நிறைய செய்வாங்க. வத்தல் வடகம்
ம், ம். ஆமா. பாட்டிமார்கள் வந்து இந்த வடகத்திலேயே ஒவ்வொரு விதமா வடகம்லாம் அப்ப இருந்து சொல்லுவாங்க
அற்புதமா செய்வாங்க. முறுக்கு, தட்ட அவுங்க சொல்ற இத கேட்கிறதுக்கே அவுங்க எப்பிடிதான் இவ்ளோ தூரம் செய்றாங்கன்ற மாரி இருக்கும். ஆனா அவுங்க சம்பட சம்படமா செஞ்சு அடுக்குறாங்க. நம்ம பார்க்குறதுக்கே மலைப்பா இருக்கும்.
ம். அ. அதுக்கு நேரத்த ஒதுக்கி. ம். ம். ஆமா. <laughs> நம்ம அத செய்யணுமா, முன்னெடுத்து அப்பிடின்ற அளவுக்கு இருக்கும். ஆனா, அவங்க அத சலிக்காம அப்பிடி செஞ்சிருப்பாங்க. அந்த வெங்காய வடகம்ன்னு சொல்லிட்டு எங்க பாட்டிமாலாம் நல்ல வெங்காய வடகம் வந்து அந்த வெங்காயத்த வந்து ஆட்டி, அந்த ஒரு குறிப்பிட்ட பக்குவம் வந்ததுக்கப்பறம் அத வந்து நல்லா உணர வச்சு, அப்ப எண்ணெயில பொரிச்சு எடுத்து சாப்பி்ட்டா, அது ஒரு உண்மையாவே அது டேஸ்ட்டா இருக்குது, அந்த நம்ம தயிர் சாதத்துக்கோ! இதுக்கோ! சாப்பிடயில. அ பரவால்ல வெங்காய வடகம் அப்பிடிலாம் செய்றாங்களே! அப்பிடின்னு சொல்லிட்டு. அதேமாரி இந்த மாரி அ அந்த நம்ம இப்ப மறந்ததெல்லாம் வந்து அந்த நமக்கு வந்து சொல்லிக் குடுத்துட்டு போயிருப்பாங்க. ஆனா முன்னோர்கள், நம்மளுடைய மரபு, மு இதெல்லாம் நம்ம செஞ்சு சாப்பிடுவோம்ன்னு சொல்லிட்டு, அ இந்தமாரி குழம்பு வகைகள் எதுவும் அ இருக்குதுகளா?
ம். செய்றாங்க. ம். ம். ம். சரிங்க. ஆ. கண்டிப்பா. கண்டிப்பா. ஆமா. துவையல்மாரி ஒன்னு செய்வாங்க. கொத்தமல்லி துவையல்ன்னு.
ஆ, ஆ.
போட்டு வதக்கி. நெறைய கொத்தமல்லி வதக்கி அதுல பருப்பு எதுவும் சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா இது ரொம்ப நாள் வச்சு சாப்பிடணும் அப்பிடிங்கிறதுக்கான்டி பருப்பு சேக்க மாட்டாங்க. புளி போட்டு நல்லா வதக்கி எடுத்து வச்சனா, ஒரு வாரம் கூட. கெடாம இருக்கும். அந்த மல்லி துவையல் அப்பிடிங்கிறது. ஊறுகாய் மாரி அப்பிடி. இருக்கும். ஆனா ரொம்ப டேஸ்டா இருக்கும். சாதத்தில போட்டு சாப்பிட்லாம் அதிலயும் லேசான ஒரு இனிப்பு சுவை குடுக்கும். குழந்தைகளுக்கு இந்த தக்காளி சாஸ்ஸ விரும்புறாங்கல்ல. அதுமாரி இல்லாம, இது ஒரு மாற்றா வந்து நம்ம வீட்லயே வந்து மல்லித் துவையல செஞ்சு வச்சுட்டோன்னா, அது எல்லாருக்குமே பிரியமான ஒரு உணவா இருக்கும். அதுவும் எங்க பாட்டி செய்யிறத பார்த்து தான் நானுமே வந்து கத்துக்கிட்டேன். அவுங்களோட உழைப்பெல்லாம் சொல்லவே முடியாது. செய்றாங்க. ஆ, அ சொல்லுங்க.
ம். ம் ம். ஆமா. ம், ம். ஆ. ஆ. ம், ம் ம். ம். ம். கத்துக்கிட்டீங்க. ம். ம், ம். இப்ப எங்க பாட்டிக்கி நீங்க சொன்னதுக்கு ம், ம். இதே மு அந்த துவையல்னு சொல்லவும் தான், அவுங்க சொன்னது எனக்கு நினைவுக்கு வருது. அந்த பிரண்டை துவையல்ன்னு ஒன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த அது வந்து ரொம்ப எலும்புக்கு பலம்னு சொல்லிட்டு எங்க பாட்டி அடிக்கடி, அத எப்படியாவது உணவுல சேர்த்துக்கணுன்னு சொல்ட்டு, இப்ப நீங்க சொ கொத்தமல்லி துவையல் சொன்னனால எனக்கு அது ஞாபகம் வந்தது. அப்
ம். ஆமாமா. கண்டிப்பா. ஆஹா! ஆ. கண்டிப்பா. அதுவுமே கூட நான் செஞ்சிருக்கேன். பிரண்ட துவையிலுமே நான் செஞ்சிருக்கேன். அது ஆமா. அது சுத்தம் பண்றதுக்கு தான் கொஞ்சம் நே நேரம் எடுக்கும். கையில அரிப்பு எடுக்கும். இப்ப அதுக்கு புதுசா நான் ஒரு முறை என்ன கண்டுபிடிச்சுக்கேன்னா, வழக்கமா வந்து எல்லாரும் எண்ணெய் தடவிக்குவாங்க கையில.
ம். செஞ்சிருக்கீங்க. ம். ஆமா. ம்.
எண்ணெய் தடவிக்கிட்டு தான் அந்த பெரண்டைய ஒடிச்சு, பக நா பெரண்டையில 4 பக்கம் ஒரு நார் இருக்கும். அது. சமைப்பாங்க. அதுக்கு பதிலா நான் இப்ப என்ன செய்றேன்னா, பக்கமும் வந்து ஒரு நெகிழி பைய கையில போட்டுக்கிறது.
ஆ, ஆ. ஆ, ஆமா. ம். சரி. ம்.
அந்த இப்ப இப்போ தலைக்கு சாயம் பூசுறதுக்கல்லாம் கையில உறை போடுறாங்கள்ல. அந்தமாரி நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். அந்தமாரி போட்டு நம்ம அத சுத்தப்படுத்தும்போது உபயோகப்படுத்துனோன்னா, நம்ம கையில வந்து அந்த அரிப்பு எடுக்கறதில்ல.
ஆமா, ஆமா கையில ம். ம்.

ம், ம்.
பெரம்படிப்பட்டு அந்த பாட்டியோட உதுந்த புட்டையெல்லாம் எனக்கு குடுக்கணும்னு சொல்லி, இவன் வந்து ஒப்புதல் பண்ணீக்கிட்டு, பாட்டிக்கு பதிலா வந்து அவரு வேலை செய்ய போவாரு. கரை அடைக்கிறதுக்காய் வைகை கரைய அடைக்க வேலைக்காண்டி போவாரு. அனா செய்யாம தூங்கி அரசர்ட்ட பிரம்படி வாங்கும்போது, ஊர்ல இருக்க அத்தன பேர் முதுகுலியும் பெரம்படி உழுகுற மாரி ஒரு கற்பனை கதைய நீங்க கேள்விப்பட்டுருப்பீங்க. ம். ஆ அத நினைவுபடுத்துற மாரி புட்டு திருவிழான்னே ஒண்ணு நடக்கும். அப்ப கடவுளுக்கு வந்து புட்டு வந்து படைப்பாங்க.
ம். ஓ. ம், ம். ம். ஆமா கேள்விப்பட்டுருக்கேன். ம். ம். ஆ, ஆ அந்த புட்டுக்கு எதுவும் தனிப்பட்ட மகிமை இருக்குமா? இப்ப ஏன்னா சாதாரணமா இப்ப எல்லா கடைகள்ளையும் புட்டு அப்படின்றது விக்குது. இப்ப அந்த புட்டு திருவிழாக்குன்னு தனியா ஒரு அ சிறப்பா இருக்குமா? அந்த செய்றது, விதம்?
ம். அது புட்டு அது என்னமோ தெரியலங்க. சாதாரணமா நம்ம செய்றது வழக்கமா செய்றது ஒரு சுவையா இருக்கும். ஆனா கடவுளுக்கு நெனச்சு செய்யும்போது, அதோட ஒரு தனி மக மகத்துவமே வந்துட்டு வேற மாரி ஆயிடும். ஒரு கோயில்ல, ஒரு அன்னதானமா இருந்தாலும் சரி, கல்யாண வீடுகள்னா இருந்து இதுக்குமே, அதுக்குமே பெரிய வித்தியாசங்கள் இரு எல்லாம் ஒரே மாரி தான் காய்கறிகள் போடுறாங்க. ஆனா, அதில வந்து அந்த சுவை எப்படி கூடுதுங்கிற அந்த எப்படி சொல்றது? அந்த நேர்மறையான எண்ணங்கள் மிகவும் அதிகமா இருக்குன்றதுனாலயோ என்னமோ? அந்த மாரி ப கடவுளுக்கு படைக்கின்ற உணவுகள் வந்து, ரொம்ப தனித்துவமா இருக்குது.
அது உண்மைதான். ம். தனி சுவையா இருக்கும். ம். ஆமா. கண்டிப்பா க அ. அது உண்மதான். ம். கண்டிப்பா. ஏன்னா, நம்ம இப்ப நார்மலா வந்து, வீட்ல ஒரு ச இதுக்காக செய்றோம் பொங்கல், சர்கக்கரை பொங்கல் செய்றோம் அப்படின்றப்ப, அது, அந்த அளவு இதா இருக்குமான்னு தெரில. இதே இது ஒரு கோயில் முன்னாடி அந்த அடுப்புல வச்சு செஞ்சு அந்த <tsk> அது சாப்படுறது அது ஒரு சுவையாவே ஒரு இதா இருக்கும். மனம், சுவை
ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பாங்க. அதுல ஒரு வி விதமான எண் நம்மளோட எண்ணங்கள் வந்து ரொம்பவே நேர்மறையா இருக்க போயி. அந்தோட சுவையும், அதோட கடவுளுக்கு நம்ம செய்றோம்ங்குறா அந்த ஒரு ய அந்த வ அந்த அர்ப்பணிப்பு உணர்வோட செய்யும்போது, அதோட சுவை இன்னுமே அதிகமா வருது. கண்
ம். ம். கண்டிப்பா. இப்ப இது மாதிரி இந்த இனிப்பு சுவைய தவிர்த்துட்டு வேற எதுவும் உங்களுக்கு அ பொறியல் கூட்டு, இந்த மாரி உங்க அ பெரியவங்க யாராவது மரபு வழியா எதுவும் சொல்லிக் குடுத்துருக்காங்களா? இந்த உணவுகள்?
ஆ இன்னொன்னு வேணா நான் சொல்லுறேன். எங்க பாட்டி ஒண்ணு செய்வாங்க. பாவக்கா தான் செய்வாங்க. ஆனா பாவக்கா எல்லாருக்கும் கொழந்தைகளுக்கு பிடிக்காத ஒரு காயா இருக்கும். அதோட கசப்பு தன்மை யாருக்குமே பிடிக்காது. ஆனா எங்க பாட்டி செஞ்சு குடுக்குறது வந்து அவ்வளவு ருசியா இருக்கும். ஆமா. அவுங்க
ம், ம். அ ஆமா ஆ. ஓ! அது எப்படி செய்றதுன்றது அந்த வழிமுறைய சொல்ல முடியுமா? உங்களால?